கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இருந்தது தாங்க எங்க வீட்லயுமே இருந்தது, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் குழந்தைய காப் சொல்லி, சொல்லி அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, நான் ஒரு வீடியோல பாத்தேன், ஒரு கார்ட், ஒரு பஞ்சு மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்கு, அந்த மொபைலில வந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, அந்த வைப்ரேஷனில வந்து அந்த அந்த இது வந்து நெருப்பு பிடிச்சு எரியுது. ஸோ, இதுதான் ரியாலிட்டி மனுஷனோட மூளக்குள்ள இருக்கிற செல்ஸ் வந்து இந்த வைப்ரேட் ஆனா, இப்படி தான் வந்து அது வேல செய்யுது அப்படினு அழகா அந்த வீடியோல காம்சிருந்தாங்க. அத வந்து நல்லவேளை அந்நேரம் என்னோட கணவர் இருந்தாரு, அவருக்கு நான் அதை காம்சிட்டு, என்ன சொன்னேன்னா, "நம்ம வந்து பெரியவங்க, நமக்கு வந்து அது பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குனு தெரியாது. ஆனா, ஒரு குழந்தை வந்து நம் பக்கத்தில தூங்குகிறாள் அப்படினா, அவளோட மூளை செல்கள் எல்லாம் இப்போ தான் அது வளர்ந்துட்டு வருது. அ நம்ம பாட்டுக்கு நம்ம பழக்க தோஷத்தில அந்த கைபேசியை கொண்டு போய் தலைமேட்டில வச்சு படுக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கும் தானே அது பாதிப்பு வருதுன்னு" புரிய வச்சதுக்கு அப்புறம்,
ஓ! சரிங்க. ஓ! ஆமா. ஆமா. ஆமாங்க. அந்த ரேடியேஷன் ரொம்ப ரிஸ்க்ங்க அது.
ஆமாங்க. அந்த ரேடியேஷன்ஸ பத்தி சொன்னதுக்கப்பறம், தான் வந்து அவருமே வந்து இப்போ, எங்களோட 2 பேத்தோட கைபேசியுமே பாத்தீங்கன்னா, ஹால்ல தான் இருக்கும். அதுவும் ஒரு 10 மணிக்கு மேல தான் நம்ம படுக்க போறங்கும்போது, அதுக்கு மேல யார் கூப்பிட்டா என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும், ஒரு பட்டன் ஃபோன் ஒண்ணு இருக்கு எங்க கையில, அதனால யாரா இருந்தாலும் அதுக்கு கூப்பிடட்டும். அந்த மெயினா இந்த ஸ்மார்ட் போன்ஸ், அந்த போடுறோம் பாருங்க நம்ம அதில அந்த இது டேட்டா, அதுதாங்க இருக்கிற பிரச்சனையே.
ஆ. சரிங்க. அ ஆமாங்க. அ இன்னும் சொல்லணுனா, வந்து நம்ம தூங்கிற அந்த அறை வந்து நல்ல அமைதியா, இருட்டா இந்த மாரி இருந்தா தான் உண் உ நசி உண்மையான தூக்கம் ஒரு ஒரு குழந்த தூங்கிட்டுருக்கும்போது, அது நம்ம தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறோமே ஒழிய அந்த LED லைட்லாம் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அடிக்கிது, அந்த TVலேருந்து அடிக்குது, அது எல்லாம் அதோடைய மூளைய ரொம்ப பாதிக்குதுங்க, அதை நானும் பார்த்தேங்க. உண்மையிலே சிறப்ப ரொம்ப
ஆமா, ஆமா. பாதிக்கிது, பாதிக்கிதுங்க, ஆமா. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவிற்கு புரிஞ்சுதுமே அவருக்கு அதுவரைக்கும் நாம் என்னமோ சொல்லி பாத்துட்டோம், ஆனா கேட்கவே இல்ல. ஆனா, அதுக்கு அப்புறம் தான் வந்து புரியுது. ஆமா, கரெக்ட் தான். நம்ம எப்படி போனா பரவால்ல. ஆனா, குழந்தைக்கு அது பாதிக்கிதுகும்போது, அ ஓரளவுக்கு அடுத்த தலைமுறையினரை பத்தி யோசிச்சாங்கனாதானங்க இப்ப கொஞ்சம் மாறுறாங்க. நீங்க என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லனா. <chuckles>

சரி, சரி. <chuckles> இல்லங்க நான் வந்து அத எனக்கு என்னோட போன்ல, அவரு என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? "நமக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம அதை பத்தி பேச முடியாதுங்கிறதுக்காக அ முதல் முறையா என்னோட ஃபோனில வந்து அந்த செயலிய நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அ மறுபடியும் ஓரிரு நாட்கள்ல இல்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லன்னு டெலீட்ம் பண்ணிடேன்." மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறேன். இவங்க வந்து இதில வந்து அதில என்னன்ன ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, இது என்னடா இருக்கு அப்படின்ட்டு சரி என்னதான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்ம வந்து அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருந்தது. அ இது வந்து எப்ப வந்து எனக்கு மன அழுத்தமா மாறுச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கலாம் சாப்பிட ரொம்ப அடம் பிடிப்பாங்க முதல்ல இருந்தா நம்ம வெளிய கூட்டிட்டு போய்லாம் காட்டுவோம், இல்லைங்களா! இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில நான் கீழே வெளிய வந்தேனா ஒரு 3ர்டு ஃப்ளோர்ல இருக்கேன். கீழே அப்பா அவ்ளோ ஹைட்ல இருக்கும் அந்த பால்கனிக்கே எனக்கு வரக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவ்ளோ ஹைட்ல குழந்தையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதுக்கு அந்த தடுப்பெல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் தடுப்பு கை சுவர் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு மேல தடுப்பு எதுவுமே இல்லை. அதனால எனக்கு ஆமாமா ஏ நான் வெளியிலேயே வரமாட்டேன். என்னோட அம்மா வீடு கொஞ்சம் பக்கத்தில தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல அ முடிஞ்ச அந்த குழந்தை வந்து வளர்த்தினது அம்மா வீட்ல தான். என்னைக்காவது அபூர்வமா தான் நாங்க எங்க வீட்டுக்கே அந்த அளவுக்கு ஒரு ஹைட் அது. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அ சகஜமா நம்மனாள வெளியே வந்து, அ வேடிக்கை அ காமிச்செல்லாம் வந்து உணவு ஊட்ட முடியல. அப்போ வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறது அந்த கைபேசியில வந்து அந்த குழந்தைகளுக்கான அந்த ரைம்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா?
ஆமா. சரிங்க. ஓ! ஆமா. சரிங்க. ஆமாங்க. ஆ. ஓ! ஐயோ. அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. சரிங்க. ஓ! புரியுது. ஆமாங்க அது கோக்கோ மெலன்னு.
ஆமா கோகோ மெலன், சுட்டி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு அதெல்லாம் போட்டு காமிக்க காமிக்க என் பொண்ணு நான் வாய்த்த வாய்க்கு என்ன போகுதுன்னே தெரியாம அதை பார்த்துக்கிட்டே எல்லாம் சாப்பிடுது அது கூட சேர்ந்து ரைம்ஸ் பாடுது, இப்படியே போயிட்டிருந்தது. ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா பவர் கட்டு நானும் வந்து மொபைல்லலாம் சார்ஜ் போட்டு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அன்னைக்கு நிஜமாலுமே போன் கிடையாது. அவள உட் சாப்பாடு ஊட்டுவதற்கு அவ அழு, எப்போவும் போல அழுகுறா. ஏன்னா அழுதுட்டான் அப்படின்னா இவள் வந்து நமக்கு ஃபோன காட்டுவா. நம்ம அதை பார்க்கலாம், அப்படின்னு அது ஒரு மாதிரி அரகன்ட்டா மாறுது அந்த குழந்தை. அச்சச்சோ இது என்னடா இப்படி
ஆ. சரிங்க. ஓ! ஆமாங்க. ஆமாங்க. அது கு குழந்தைங்களுடைய அந்த அக்ரசிவ்னஸ் அதிகமாக்கி விட்டுருது அது.